பரவால்ல. ம்ஹ்ம்ஹ்ம்.
மத்த ஆனா அறிவியல், சமூகவியல். அதே மாரியும்
சரி, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் எக்ஸாம்ஸ்க்கோ, இல்ல அரசாங்க வேலைகளுக்கோ படிக்கிறவங்களுக்கு குறிப்புகள்னா, நீங்க எந்த மாதிரியான குறிப்புக்கள் எல்லாம் சொல்லுவீங்க? அந்த அதுல வெற்றி வாய்ப்பு பெறணும் அப்படின்னா?
அதுல வெற்றி வாய்ப்பு படணும்னா, எத்தன வெரைட்டியா நம்ம படிக்கணுங்கிறதே மொதல்ல தனியா ஒரு அட்டவணையப்
ஓ! அ உங்களுக்கு அட்டவணை வந்து சிறு வயது முதலே பழக்கம் இருக்கு இலைங்களா? ஆமா. ம்.
ஆனா அப்ப நான் அத பின்பற்றல. ஆனா இப்ப அத வந்து நான் நிறைவே பின்பற்றே
சரி, சரி, சரி.
செய்யுள் பகுதியா? இது இலக்கண பகுதியா? இலக்கிய பகுதியான்னு தமிழ்ல நெறைய ஒரு 10 வகையில இருக்கும். அதேயே பிரிச்சு எழுதுவோம் இன்னொன்னு பரிச்சையிலயும் அ அறிவியல் என்னென்ன பாடங்கள், சமூக அறிவியல் என்னென்ன பாடங்கள், எல்லாமே தனித்தனியா நம்ம வந்து
ம்ஹ்ம்ஹ்ம்.
அ ஓ என்ன குறிப்புகள் எடுக்கணும். அத மனப்பாடம் பண்ணணும். இந்த வரிச அட்டணு அஸ் அட்டவணைகள்லாம் போடணும்.
சரி. இப்ப இந்த நீங்க இந்த அரச அரசாங்க தேர்வுகள்ல வந்து, எந்த மாரி தவறுகள் செய்ததுனால உங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகள்ல என்ன நடந்தது? 46 என்ன நடந்தது? ம். தவறுகள்னா அ. தவறுகள்ன்னு சொல்ல முடியாது. இன்னும் அதிகமான உழைப்ப நம்ம போட்டிருந்தருக்
உழைப்பு அதுல தேவைப்படு. அதுதான். அந்த அதாவது தவறுன்னு நான் ஏதா சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நேரத்த இன்னும் அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம். இல்லன்னா அந்த மாதிரி கேட்கறேன். ம்.
ம். ஆமா. இன்னமும் நறைய படிச்சிருக்கணும். இன்னமும் நம்ம நெறைய வந்து நம்மள நம்ம தயார்
ம். ம்ஹ்ம்.
ஒரு சமயம்லாம் பார்த்தீங்கன்னா. இந்து சமய அறநிலைத்துறைன்னு நினைக்கிறேன். அந்த
அ. சரி, சரி. ம்ஹ்ம்.
நல்லா தான் பண்ணேன். ஆனா க போன ஒன்னே என்ன பண்ணேன் நம்பர ரோல் நம்பர தப்பா எழுதிட்